இப்போ அப்டி நீங்க போம்போது, ஆ நெறைய பேருக்கு இந்த மாரி கூட்டியிருப்பீங்க. ஒரு பங்ஷனோ, ஏதோ ஒண்ணு அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருப்பீங்கள்ல. என்ன விதமான ஒரு அ சிக்கல்கள், இல்லன்னா ஒரு சவால்கள் அந்த மாரி இல்லல்ன என்னென்ன எதிர்கொண்டீங்கன்ற மாரி.
ஆமாங்க. சில்லைங்க. அது பெருசா சிக்கல்லலாம் ஒண்ணும் இல்லங்க. எல்லாரும் சேர்ந்து போனோம், அ பார்த்தீங்கன்னா அங்கே போய் நம்ம வந்து பண்டிகையை கொண்டாடணும். அ அங்க போன போது பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஊருல வந்துட்டு அ ஒரு விஷயம் இருந்ததுங்க. நம்ம ஊருல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியெல்லாம் வைப்பாங்கங்க. அ நிறைய போட்டிகள் வைப்பாங்க. பண்டிகை நாள், பொங்கல் டைம்லலாம் போனிங்கன்னா, நிறைய போட்டி வைப்பாங்கங்க. அந்த <chuckles> ஆமாங்க, அந்த போட்டியில கலக்கும் போ கலந்துக்கும் போது, என்னோட எங்க என்னோட பொண்ணுக்கு இல்ல, என்னோட கணவரோட தம்பி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்ததுங்க. ஏன்னா வந்து அவங்களாம் சிட்டிலேயே இப்டி தான் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அப்பார்ட்மெண்ட்ட போய் டொப்புன்னு சாத்திட்டு இப்டி ஒரு வாழ்க்கையை வாழறதுனால, அ அங்க போய் அந்த மக்களோட மக்களா சேர்ந்து, அ சிரிச்சு பேசி ஏன்னா, நீங்க அங்க க அங்க போனிங்கனாவே, நம்ம கார் வந்து என்ட்ரி ஆயிடுச்சுனாவே, ஊருல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல மெதுவா தான் கார் ஓட்ட முடியும். ஏன்னா எல்லாருமே சொந்தக்காரனா இருப்பான், எல்லாமே தெரிஞ்சவனா இருப்பான். அ "வாக்கண்ணு, வாக்கண்ணு. நல்லா இருக்கிறியா சாமி, நல்லா இருக்கிறியா சாமி, எப்படி இருக்க கண்ணு" ஆமாங்க.
சரிங்க. சரிங்க. ஆமா. பொறி அடிக்கிறது இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். அ. சரிங்க. சரிங்க. ஆஹா, கண்டிப்பா, கண்டிப்பா. அ எறங்கும் போதே குரல் கேட்கும் இல்லிங்களா, வந்துட்டா அந்த மருமக அவங்களோட மருமக வந்துட்டா, அவங்களோட மக வந்துட்டான்னு கத்துவாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆமாங்க. அப்டியேதாங்க இருக்கும். நாங்க வந்து அந்த கா நாங்க ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயிட்டோம், நம்ம ஸ்ட்ரீட்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம்னாவே மெதுவா தான் ஓட்டுறதுங்க. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது கூப்பிடுவா. நம்ம பாட்டுக்கு சல்லுனு போக்கூடாது அப்டினு மெதுவா தான் போறதுங்க. யாராவது ஒருத்தங்க எங்கேயாவது நின்னு கேட்டுட்டே தான் இருப்பாங்க, "நல்லாருக்கிறியா சாமி, எப்ப வந்த? ஏங்கண்ணு இவ்வளவு நாள் வராம உட்ட" <laughs> அப்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கேட்க கேட்க, அடடா! அடடா! இதெல்லாம் <chuckles> எங்கடா இதெல்லா இதெல்லா கேட்டு எத்தனை நாள் ஆச்சுடா அப்படிங்கிற மாரி ரொம்ப இயல்பா இருக்கும். அதே மாரி பசங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பழக்கத்தை நான் குடுத்துட்டேன். இது நாளடைவுல என்ன ஆகுதுன்னா, இந்த பசங்களுமே பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளே தாண்டி பசங்க என்னன்னா, "எப்படா லீவ் வரும், எப்படா ஊருக்கு போவோம், பண்ணை வீட்டுக்கு போவோம்" அந்த மைண்டுக்கு வந்து வந்துருச்சுங்கங்க. நான் அதத்தா சொல்ல வந்தேன் ஒரு பழக்கத்தை நான் வந்து எதிர்ச்சியா தான் ஆரம்பிச்சேன். எப்டி இருக்கும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருக்கும், எல்லாரும் போனா எப்டி இருக்குனு ஆரம்பிச்ச ஒரு பழக்கம், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட வாழ்க்கையிலே, இப்போ நாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். இப்போ இந்த 4 வருஷமாவே, தீபாவளி, பொங்கல் எல்லா பண்டிகைக்கும் வந்து ஓடிருவோம். லீவ் உட்டா ஓடிருவோம், ஒரு 10 நாள் லீவ் உட்டா ஓடிருவோங்க. அந்த அளவுக்கு ஒரு ஏக்கம் மாதிரி ஆயிடுச்சு. அங்க எப்படா போவோம் அப்படிங்கற மாரி.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அ கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ கண்டிப்பாங்க. ம். சரிங்க. பரவால்ல, ஆமா தனிமையா இருக்கிறதாகட்டும், இந்த மாரி அ கணவன் மனைவி அது ஒரு இப்போ அதுவே கூட்டுக்குடும்பன்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நிறைய பேர் வந்து குட்டீஸு நிறைய நம்ம பேசிக்கிறாங்க ஆகட்டும், இந்த மாரி குட்டி குட்டி விஷயங்களுக்கு பண்ணா தான, அது வந்துட்டு மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸா இருக்கும். எப்போ பாரு மடிக்கணினி, இல்லனா ஃபோன் இந்த மாரியே வாழ்க்கை ஓடிட்டுருந்தா, என்னதான் ஆகுறது. நம்ம ஊர்ல எவ்வளோ பெரிய சொந்தம் இருக்கும். இவங்கலாம் நம்ம சொந்தக்காரங்க, பங்காளி இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒண்ணு தெரியாமயே போயிரும் இல்லைங்களா?